பொல் ப, அதாவது, இந்த இது பொல்லாங்கா உருண்ட சொல்லுவாங்களே. அது. என்னாது? வேர்க்கடலை உருண்டை.
அது எதுக்காக புடிச்சி? ஆ ஆ ஆ ஆ. சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட்டு. அ. புரியுது. ம். அதுக்கு அப்பறம் அங்க கேட்டா. உங்க ஊர் எ ஊர் வழக்கில சரி சரி. கடல உருண்டன்னு சொல்வோம் நம்ம.
ஆ. அது வந்து எனக்கு கொள்ள பிரியம். ஆமா. ஆ. ஆமா ஆமா. அதுக்கு வந்து பல பேரு இருக்கும் இல்ல. அந்த வெல்லம், அந்த இதெல்லாம் சூடோடு, இது வந்து உருண்டையா நல்லா இது பண்ணும் பொழுது
ம். ஆமா. ஆமா, ஆமா. இன்னிக்கு வந்து அது சீனில பண்ராய்ங்க. நீங்க சொன்ன மாரி நம்ம வீட்ல பண்ணும்போது, வெல்ல பாகு காய்ச்சி, அதுல கைல பிடிச்சு சூட்டோட, ஆமா ஆமா. புரிகிறது. ஆ. அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
ஆமா. அது அது பாக்கும் பொழுதே, ஏ, மேலே ஊத்தும் போதே, "ஓ, எப்ப எப்பப் புடிப்பீங்க? எப்பப் புடிப்பீங்க? பொறும பொறும, பொறும. சுடச் சுடும்," அப்டின்னும் போது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த உருண்ட புடிக்கிறத்து, அது கோபுரமா அதுவும் வந்து அந்தக் காதணி விழா, திருவிழாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அ, தட்டு வரிசைல வந்து அழகா வப்பாங்க. 3 கோபுரம் வெப்பாங்க. அது என்ன பாக்கும் போதே. ஆமா ஆமா, அது பாக்கும் பொழுதே ஒரு கோபுரம் எனக்குத்தான் வேணுன்னுட்டு யாரா இருந்தாலும் நான் பாக்கவே மாட்டேன். அந்தத் கல்யாணத்துல வெச்சாலும் சரி, அந்த காதணி விழாவுல வச்சாலும் சரி, நான் அவுங்ககிட்ட சொல்லிருவேன். "1 கோபுரம் எனக்கு."அவு அவுங்களுக்கே தெரியும், இவளுக்கு இந்தப் பொல்லாங்கா உருண்டன்னா ரொம்பப் புடிக்கும். அதனால வந்து வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவுங்களே குடுத்து விட்ருவாங்க. "எடுத்துன்னுப் போமா" அப்டின்னுட்டு. ஆமா, அதெல்லாம் பாக்கும் போது, பரவால்ல. நம்மளுக்கு வந்து என்ன பிடிக்கும்? ஏது பிடிக்கும்ன்னு? நம்மளயே தெரிஞ்சி வச்சி, நமக்கே குடுக்குறாங்களே அப்
ம். ம். ம். <chuckles> ம்ஹ்ம். ஆ. அ, சீர்வரிச மாரி அழகா. ஆமா. ஆ. அ. ம். ஆ. ஆ. ரிசர்வ் பண்ணிவுட்றது. அ. அவ்ளோ அ. அது .ஆமா. அந்த விஷயத்தில இந்த மான பிரச்சனைய பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல! நமக்கு தேவ, நமக்கு பிடிச்சிருக்கு.
ஆமா. <chuckles> கண்டிப்பா கண்டிப்பா <laughs> ஆமா, நா நான் வந்து கேட்ருவேன். அ, அ, அதேபோல வந்து பாத்தீங்கன்னா, நான் போகாத, ஃப ஒரு விஷயமா இருக்கட்டும், அதாவது திரு அந் திருவிழா டைமுல, இந்த கா ஃபங்ஷன்ல்லாம் அட்டெண்ட் பண்ணாத நேரத்துல கூட பாத்தீங்கன்னா, அம்மாவ எல்லாம் பாக்கும் பொழுது, அவுங்களே வந்து பாத்தீங்கன்னா, நல்லா அ, கவர் நெறையா, நல்லா ஒரு பாக்ஸ் நெறைய வந்து, போல, அந்த உருண்ட வந்து குடுப்பாங்க. "பாப்பாக்குப் புடிக்கும்ல, பெரியவளுக்குப் புடிக்கும்ல, வீட்டுக்கு எடுத்துன்னு போயி குடுங்க" அப்படின்ட்டு. அந்த நெருங்கிய சொந்தம் அதாவது சித்தி, சித்தப்பா அவுங்க ஆமா.
அ. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! யாரு? அதான் அதான். புரிந்தவங்க. நம்மள புரிஞ்சவங்க தானே, அப்டி செய்ய முடியும்? அதான். அந் "பிள்ள இப்டி சாப்பிடுவா, அவளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும்" அப்டின்னு குடுத்து விடுவாங்க. அ.
நிச்சயமா. ம், ஆமா. கட்டாயமா. அதும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குடுக்கல, நான் அவுங்ககிட்டயே வந்து போன் பண்ணி, "என்ன மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எனக்கு என்ன புடிக்கும்" "ஐயோ செல்லம்! உன்ன மறந்துட்டோம்மா" அப்டின்னம்ம, "அதான் தெரியும். அதனால தான் நீங்க குடுத்து விடல" அப்டின்னும் பொழுது, அந்த இப்ப, என்ன நடந்த என்னோட அக்காவோட காதணி விழால. அப்போ வந்து குடுத்து விடலியா, எனக்கா? நான் அப்பயே சொன்னேன், நான் இத்தனைக்கும் நேர்ல எனக்கு வந்து ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜில இருந்த அந்த உண்ட மேல, அதும் கோபுர உருண்ட மேல தான் கண்ணே இருந்தது. அப்டி இருக்கும்பொழுது, "எனக்கு குடுக்கல பாத்தீங்களா?" அப்டின்னும்பொழுது நான் சொந்த ஏக்கமா, ஒரு மாரியா டல்லாயிட்டேன். அதுக்கப்பறம் வந்து, "பரவால்ல, அதெல்லாம் ஒண்ணும் கெடையாது. ஏய் நம்ப ஏர்போர்ட்டுக்கு போபோறோம் உனக்கு அங்க போயி வாங்கித் தரேன்" "எது பொல்லாங்கா உருண்டயா?" அப்டின்னு ஏ, இதெல்லாம் எடுத்து போக்கூடாதுரி! ஏன், இப்டிலாம் பண்ற?" அப்டின்ட்டு அந்த ஒரு விஷயம் நான் அழுந்து அழுதுட்டேன், எனக்கு குடுக்கலயே அப்டின்ட்டு.
<laughs> ம்ஹ்ம். ம். ம். ம் <chuckles>